இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வந்து இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணதுனால, நம்ம நிறைய நேரத்த வந்து லேப்டாப்லேயா இருக்கட்டும், மொபைல்லையா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும். இதில நம்ம அதிகமா நம்ம செலவிடுறோம். அப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து அந்த கண்ண வந்து ரொம்ப ஒரு மாரி வலிக்க வைக்கும். நீங்க ஸ்க்ரீன் நேரத்த வந்து எப்டி நீங்க கட்டுப்படுத்துறீங்க? அதுக்கான என்னென்ன உத்திகள் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்களேன்?
ம். ஆமாங்க. ஆமாங்க. ம். கண்டிப்பா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன மாரி நான் இருந்தேன்னு சொல்லீர்றங்க. ஆ நான் வந்து கல்லூரி படிக்கும்போது, அப்போ தான் வந்து மொத மொதல எங்களுக்கு இணையதளம் அப்டிங்கறது அறிமுகம் ஆகுது. அ அப்டி அறிமுகமாகும்போது என்ன பண்ணீர்றேன் அப்டினா, அ அதிகமா நான் போனது youtube தாங்க அப்ப. அ youtube தான் அதிகமா இருக்கும், இல்லைனா WhatsApp இருக்கும், இல்லைனா game இருக்கும். அ இப்ப நான் முதல்ல போனது youtube ல போயி அதிகமான படங்கள், இந்த பழைய படங்களெல்லாம் வந்துட்டு, அ டி.வி. லயே போட்டாலும். அ எனக்கு பிடிச்ச சீனை மட்டும் போய் பார்க்கறது அப்டிங்கிறதே அப்போதான் ஆரம்பிக்குது.
கண்டிப்பாங்க. ஓஹோ! ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி தான். <laughs> அத கொஞ்சமா போட்டு, போட்டு பாத்துப்போம் நம்ம YouTube ல, ம்.
ம். ஆமாங்க. அ, அதேதாங்க. <laughs> அந்த மாதிரி, அத பாத்துட்டுருக்கேன். அதுக்கப்பறம் என்ன அ ஆகுறேன்னா, அதத் தாண்டி கேமுன்னு போயிறேன். அ, கேம் போகும்போது எங்க வீட்ல மடிக்கனிணி வந்துருது. அப்போ வரும்போது என்ன பண்றேன்னா, இந்த பசங்களாம் விளையாட்ற அந்த கேம். அதாவது சுட்டுட்டு விளையாட்றது. <laughs> அந்த மாதிரி கேம், எப்டி எனக்கு கிடைக்கிதுன்னா, என்னோட பக்கத்து வீட்டு பையன் விளையாடுவான் அதனால, அவன் எனக்கு ஏத்தி குடுத்துட்டான். அ, ஒரு நாளைக்கி குறைந்தது 3:00 மணிநேரம், 4:00 மணிநேரம் இல்ல
ஓஹோ! ம். சரிங்க.
லீவா இருந்துச்சுனா, 8:00 மணி நேரம் விளையாடுவேங்க கேம.
அப்பா! மொபைல்லேங்களா?
ஆ. லேப்டாப் லேங்க.
லேப்டாப்ல 8:00 மணி நேரம், அப்பா! கண்ணுலாம் ஒரு மாரி ஆயிடாதுங்களா? ம்.
ஆ, ரொம்ப கஷ்டங்க, ம். இதுல வேற, அந்த லேப்டாப்ல விளையாண்டுருக்கும்போது, பாட்டும் போட்டுட்ருப்பேன். டிவியும் ஓடிட்ருக்கும். <chuckles> அது வந்து, ரொம்ப வந்து, ஒரு அடிக்ட் ஆயிட்டேனே சொல்லலாம். அ எங்
ம். ம்ஹ்ம், ம். கண்ணுக்கும் வேலை, கையுக்கும் வேலை, காதுக்கும் வேலை கொடுத்துருக்கீங்க. ம், சூப்பர். ம்.
<laughs> அதே மாரி தாங்க. அதனால, ரொம்ப வந்து என்ன ஆயிட்டது அப்டீன்னா, கண்ணுல பிரச்சனை வர ஆரம்பிச்சிரிச்சு. ஆ, கண்ணுல வந்து தூங்கி எந்திரிச்சோம்னா வந்துட்டு சரியான தூக்கமும் இருக்காது. ஏன்னா, நம்ம வந்து மன உளச்சல் தான, ஒரு கேம் விளையாடும்போது. அது இல்லாம, ஒரு படத்த பாத்துட்டே விளையாடும்போது அதையும் கேட்டுட்டு, இதையும் விளையாண்ட்டு அப்டீங்கும்போது, அ, ரொம்ப மன உளச்சல் ஆகும்போது என்ன ஆகுதுனா, இரவு நேரங்கள்ல தூங்கனாவே கனவு வந்துறுது, முழிப் முழிச்சிட்றது. ம், அதுக்கப்பறம், மறுபடியும் தூங்குனேன்னா, ரொம்ப அ, தூக்கம் வரதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்பறம் காலையில மறுபடியும் எந்திரிச்சுக்கறது, இந்த மாரி போயிட்டே இருக்குது.
கண்டிப்பாங்க, அ. ஆமாங்க. ம். ம். ஓஹோஹோ! சரிங்க.
அ, ஒரு வர அந்த தூக்கமும் குறைய, குறைய என்ன ஆகுதுன்னா? கண் நல்லா வந்து பொங்க ஆரம்பிக்குதுங்க. காலைல எந்திரிச்சாவே வந்து, கண்ண முழிக்கவே முடியாது. அ, அந்த அளவுக்கு ஆயிருது. அ, அதுக்கப்றம் நாங்க போயி, அ, மருத்துவர பாக்குறோம். பார்க்கும்போது என்ன சொல்றாங்கனா, சரி, நம்ம வந்து, அ கண்ல வந்து நம்ப ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம். எதாவது பிரச்சன இருக்கா? அப்டின்னு சொல்றாங்க. அ, அப்றம் பாத்தோம்னா தெரியுது, எனக்கு கண்ல ஏற்கனவே கொறை இருந்திருக்கு. அதாவது என்ன குறைனா பார்வையில கொஞ்சம், அ தூரக தூரப்பார்வை கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை இருந்து இருக்கு. நாங்க கவனிக்காம இருந்திருக்குறோம்.
ஓ! ம். ம். சரிங்க. ஓஹோ, சரிங்க.
ம். அதுக்கப்றம் அந்த கண்ணாடி போட்டதுக்கு அப்றமும், எனக்கு என்ன பிரச்சனைன்னா, சரி, இனிமேல் வந்து கண்ண வந்து பாத்துக்கணும். ஏன்னா, இத்தன நாள் கண்ணாடி இல்ல. <chuckles> அதனால கண்ணு நல்லா இருக்கு, அப்டிங்கற ஒரு, இது என்ன சொல்லலாம் திமிர்ல வந்துட்டு நாம ஒரு ஓவரா வேல செஞ்சுட்டோம்.
இப்போ, கண்ணாடி இல்லாம இருந்த ஒரு கண்ல வந்து இப்போ கண்ணாடி மாட்ட போறாங்கன்னும்போது, உங்களுக்கு எப்டி இருந்துச்சுங்க? அது உங்களுக்கு ஓகேயா ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய பேரு எனக்கே அந்த அனுபவம் இருக்குங்க. நான் 8த் படிக்கும்போது எனக்கு கண்ணாடி வாங்கி மாட்டுனாங்க. ஆனா ஆரம்பத்ல வந்து, ஒரு கெத்தா தான் போட்டு போனேன் கண்ணாடிய. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு கூச்சமா ஆயிடுச்சு. "ஐயோ! நம்ம மட்டும் கண்ணாடி போட்டுருக்கோம் ஸ்கூ கிளாஸ்ல யாருமே போடலையே," அப்டின்டு. அந்த மாரி உங்களுக்கு எதாவது அந்த மாரி ஒரு உணர்வு வந்ததுங்களா?
ம். அ, ம் ம், சரிங்க. ஆஹ. <chuckles> ஆஹ! சரிங்க. ஆ, 2 உணர்வு வந்துச்சுன்னு சொல்லலாம். அ, 1 உணர்வு வந்துட்டு எனக்கு அந்த கண்ணாடி போட்டனே, தல அதிகமா வலிக்க ஆரம்பிச்சுடுச்சு. அ, ஏன்னா அந்த கண்ணுக்கு செட் ஆகறதுக்கு லேட் ஆகும். அப்டின்னு அந்த ஒரு வாரம் வலிக்கும்ல, அ, அந்த வலி எனக்கு புடிக்கவே இல்ல. அதனால கண்ணாடி வந்து எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அ, அது 2வது என்ன அப்டின்னா, அ, எல் கண்ணாடி போடாதவங்களை பாக்கும்போது, "அடடா! நமக்கு மட்டும் கண்ணாடி போட்டு விட்டாங்களே," அவங்கலாம் கண்ணாடி போடாம ஜாலியா இருக்காங்களே". அப்டிங்கிற மாரியான ஒரு ஏக்கம் வந்துச்சுங்க. அ, அதனால இனிமேல் வந்துட்டு இதுக்கு மேல கண்ண வந்து கெடுத்துக்க கூடாது. எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, "நீங்க வந்து கேம் விளையாடினனால தான் வந்துட்டு, உனக்கு கண் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. <chuckles> அதாவது கேம்மே விளையாடுனாலும் இந்த அளவுக்குல்லாம் கெட்டு போகாதுன்னு, நமக்கு இப்ப தெரியும். <chuckles> அப்ப சின்ன புள்ள அப்டிங்கறதுனால ஒரு 11வது படிச்சுட்டு இருந்தேன்.
ஓ! ஆமா, ஆமா, ம், ம். ம். ம். சரிங்க, ம். ம். ஆஹா! எதுல? <laughs> ம், ம். ஓ. சரிங்க.
ஆ. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா. அ டாக்டர்ம் சொல்லிட்டாங்க. அ "நீ வந்து கேம் வந்து அதிகமா விளையான்ருக்குறப்பா. ஆ ஸ்கிரீனிங் டைம் அதிகமா இருக்கு. அதனால தான் உனக்கு வந்து கண் இப்டி ஆய்டுச்சு. அதனால தான் கண்ணாடி போட்றோம்னு" சொல்லிட்டாங்க. நானும் நம்பிட்டேங்க. <laughs>
ம். ம். சரிங்க. ம்.
அதனால என்ன ஆகுது அப்டினா. 'சரி இனிமேல் வந்து இத குறச்சிக்கணும்னு' ட்ரை பண்றன். முடியவே இல்லிங்க. ஆ என்ன பிரச்சனைனா. அ கனவுலயல்லா வருது அந்த கேமு. <laughs> ஆமாங்க. அதேதாங்க. அ அப்ப அத வந்து தான் அப்புறம் ஞாபகம் வரும். அச்சச்சோ 'ஒரு ஒரு ஒரு தடவ போய் பார்த்துட்டு வந்துட்லாம்' அப்டின்னு உள்ள போனன்னா. மறுபடியும் வந்து விளையாட ஆரம்பிப்பேன். அப்புறம் டக்குனு அம்மா வந்து திட்டுவாங்க. அப்புறம் எடுத்து வச்சுருவங்க.
ம். <laughs> கண்ணாடி வர்ல கனவுல. கேம் வருது கனவுல? ஐயய்யோ கொடுமங்க <laughs> ம். ம்.
அது என்ன ஆச்சு அப்டின்னா. நான் சொன்ன மாரி அந்த 5 மணி நேரம்ங்குறது 4 மணி நேரம், 3 மணி நேரம் அப்டின்னு கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு. அதாவது அ கண்ணாடிய பார்க்கும்போது இல்ல வேண்டாம் வேண்டாம் எடுத்து வச்சிர்லா <laughs> அப்டின்னு எடுத்து வச்சிர்றது.
ம், ம். சரிங்க.
அ அப்டி கஷ்டப்பட்டு குறச்சன். குறச்சி வந்துட்டு. அ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்துச்சு. அ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்துடுதே. கண்ணாடி என்ன ஸ்க்ரீன் ஸ்கிரீன பார்த்தா ஸ்கீன் பார்த்ததுக்கும், நான் கண்ணாடி போட்டதுக்கும் அவ்ளோ ஒன்னும் சம்மந்தம் இல்லீன்னு தெரிய வந்துடுது. <chuckles> அது எப்டின்னா கல்லூரி படிக்கும்போது. ஏனா, கல்லூரி போகும்போது பார்க்குறேன் எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்குறாங்க. அ என் மு ம் அதிகப்படியான பெண்கள் வந்து கண்ணாடி போட்ருக்காங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அ 'நமக்கு வந்து இயற்கையாவே கொஞ்சம் குறை இருக்கு. இது வந்து கொஞ்சம் தான் இன்கிரீஸ் பண்ணும். இதனால அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது.' அதாவது ஆ.
ம். ஓ. சரிங்க. ம். கரெக்ட்ங்க. ம். ஏங்க உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? கண்ணாடி போட்டவங்க எல்லாருமே அறிவாளியாம்.
ஆஹா. நீங்க வேரங்க. அதான் கேம் லேயே அடிக்ட்டா இருக்கிறோமோ. <laughs> அஹ
ம். ஆமாங்க. <laughs> ஆமாங்க. அவங்க எல்லாம் இப்போ முன்னலாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம அறிவாளிங்க எல்லாருமே பாருங்களேன். பெரிய, பெரிய அ ஆளுங்கலாம் பாருங்களேன் எல்லாருமே கண்ணாடி போட்ருப்பாங்க. காரணம் என்னன்னா எல்லாருமே அறிவாளிங்க. <laughs>
ம்ஹ்ம். சரி சரிங்க. அப்ப நீங்களும் அறிவாளினு சொல்லிக்கிறீங்க. <laughs> ம்.
நீங்க?
ஆ. நாங்க எனக்கு தெரிலங்க. அப்புறம்.
நீங்க கண்ணாடி போட்லீங்களா அப்புறம்?
இல்ல, இல்ல. போட்டுட்டு தான் இருக்குறேன். அப்ப இருந்து போட்டுட்டு தான் இருக்குறேன். அதுவும் இப்போ எல்லாம் தான் நமக்கு புடிச்ச பிரேம்ல <laughs> சரி சொல்லிக்கொள்ளலாம் விடுங்க. ஆ. ஆ. அப்புறம், அ. இப்ப தான் நாம் வருஷத்துக்கு ஒரு முறை பிரேம் போய் இஷ்டத்துக்கு மாத்திட்டு இப்போ வந்து கண்ணாடிங்கிறது அந்த அளவுக்கு நம்ப இந்த 11 வது படிக்கும்போது கவலைப்பட்டவங்க இல்ல. <chuckles> அந்த அளவுக்கு இப்ப இல்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. ம். அ. இப்ப என்ன ஆகுது அப்டின்னா அ மறுபடியும் மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு போயாச்சு. அ வேதாளம் முருங்கமரம் ஏற்ன மாதிரி. அ மறுபடியும் ஆ இப்போ கேம் இல்லீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அப்டியே ரிவர்ஸ் ஆகி, அ whatsapp ல பேசிறது. அ facebook ல பேசுறது.
ம். அப்ப நீங்களும் தான் அறிவாளி. ஆ. கரெக்ட்டு. ம் ஆமாங்க. ம். சூப்பருங்க. ம். கேம் விளையா ம். ஓ ம்.
அப்டி போயாச்சு. அப்டி போயிட்டு. அ youtube ல ஏதாவது பார்க்கறது. அப்புறம் இந்த கொரியன் சீரிஸ் வந்ததுக்கப்புறம், இந்த ஓ.டி.டி எல்லாம் வந்ததுக்கப்புறம். அ போயி அ. அ hot star ல ஏதாவது பார்க்கறது. அ அப்டி மாறிடுச்சு. இப்ப கேமலே இருந்து இந்த பக்கம் மாறியாச்சு. ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ம்.
ம். ஓ. சரி, சரிங்க. ம், ம். ஆக மொத்தம் பார்க்கறது நிப்பாட்ல. பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க? ம்.
<laughs> ஆமாங்க. ம். அதுக்கப்புறம் அ அதுக்கப்புறம், நானே வந்து ஒரு ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப நம்மளோட மனசும் பாதிக்குது. அ நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் பாதிக்குது அப்டிங்கிறனால என்ன பண்றேன்னா. அ கண்டிப்பா ஒரு நாளைக்கி 8 இருந்து 9 மணிநேரம் தூங்கணும். அ அதுக்கு 8 மணிநேரம் தூங்கணுனா, நம்ம தூங்க போறக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். நம்ம எந்த திரையும் பார்க்கக்கூடாது. லேப்டாப்பையும் பார்க்க கூடாது, மொபைலையும் பார்க்கக்கூடாது, டிவியும் பார்க்கக்கூடாது. 3 யும் பார்க்கக்கூடாது அப்டிங்கிற ஒரு ரூல்ஸ் போட்றேன். ஆ. அதுக்கு அப்புறம் என்னோட மொபைல்ல வந்துட்டு. ஆ இந்த மணிக்கு மேல எந்த ஒரு அ அழைப்பு வந்துட்டு வரக்கூடாது அப்டிங்கிறனால அ ஸ்லீப் மோட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் என் மொபைல்ல.
ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம். ம். சரிங்க.
அ! அதுல போய்ட்டு அந்த ஸ்லீப் மோட போட்டு விட்டுட்டா என்ன ஆயிரும்ன்னா? ஆட்டோமேட்டிக்கா Net ஆஃப் ஆயிரும், Wi-Fi ஆஃப் ஆயிரும். ந அப்புறம் அந்த ஸ்க்ரீன் வந்து பிளாக் அண்ட் ஒய்யிட் டா மாறிக்கும்.
ம். ஓ! ஏங்க, அதுக்கு பேசாம சைலண்டுல போட்ற வேண்டியது தானே?
ஆ அதுக்கு அப்புறம் அதாவது நான் பாத்துட்ருக்கும்போது அந்த மொபைல் வந்து எனக்கு அந்த டைமிங் குடுக்கணும். அலா அ எனக்கு வந்து வேக்கண் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அ இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன்னா, இப்போ நான் வந்து 5 மணிக்கு, அ 5 மணிக்கு நான் மொபைல் பார்த்துட்ருக்கேன். 10 மணிக்கு தூங்குறேன்னா? "8 மணி வரைக்கும் பார்த்துட்டு 8 மணிக்கு மேல அத பாக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்." ஆனா 8 மணிக்கு அலாரம் வச்சா நம்ப ஆஃப் பண்ண போறோம்? இல்லைங்கல்ல? அ அதனால நான் என்ன பண்ணிட்டேனா, 8 மணி, 8 மணிக்கு கரெக்ட்டா என் மொபைல் என்ன ஆயிருன்னா? அ "எல்லாமே ஆஃப் ஆயிரும்." ஸ் அ மொபைலும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிக்கும். "அ இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்குதே?" அப்டின்ட்டு நான் அத ஆன் பண்ணிட்டேன். ஆனா என்ன பிரச்சனைன்னா, அத நம்பளே ஆஃப்ஃபும் பண்லாம். <laughs> அதனால. ம்.
ஓஹோ ஹோ! ம். ம். ஓ! புரியுதுங்க. ம். ஓ! ம். <laughs> கடவுளு, ஐயோ! கடவுளே, எல்லாமே பாருங்களேன் 1 குடுத்தா, அத வ எப்டி முறியடிக்கலான்ற ஒரு ஆப்ஷன்னயும் குடுத்து வச்சிருக்காரு. ம்.
<laughs> ஆமாங்க அதனால இருந்தாலும் நான் வந்து முயற்சி பண்ணும்போது ஒரு ஒரு மாதத்துக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அ ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் பாத்துட்ருக்கும்போது என்ன ஆகுதுன்னா? ஒரு மாரி மனசுல குத்துன்னு சொல்லுவாங்கல்ல!
ம். கண்டிப்பாங்க
ம். நம்ம தான ஒரு முடிவு எடுத்தோம். அதையே நம்மளால செய்ய முடியலையா? அப்படிங்கிற மாதிரி குத்திகிட்டே இருக்குது. அத பார்க்கும்போது. அ இந்த நாள் வரைக்கும் வந்துட்டு அந்த மனசு உறுத்தாமையே பார்த்துட்டு இருந்த எனக்கு, இப்போ குத்த ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது, அப்படியே குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேனா, அ கண்டிப்பா, 8:00 மணிக்கு ஆஃப் பண்ணிடணும். 10:00 மணிக்கு தூங்கிடணும். 8 மணி நேரம் தூங்கிடணும். அ இத மட்டும் தாங்க ஃபாலோ பண்ணேன். வேற எதுவுமே பண்ணல, அழகா ஸ்க்ரீனிங் டைம் குறைய ஆரம்பிச்சுருச்சுங்க.
ம். ம். ம். ம். சூப்பருங்க! சூப்பர் ஆ.
ம். அ அதுக்கப்புறம் அ வேற இப்போ வேலை செய்யறதில நான் அதுவும் வந்துட்டு லேப்டாப்ல தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிறனால அதையும் வந்துட்டு 1 மணி நேரம் தான் பார்க்கணும். 1 மணி நேரம் கழிச்சு லேப்டாப்ப சட்டவுனே பண்ணிட்டு போயிடுவேங்க.
ம். சூப்பருங்க! அவ்வளோதான் இல்லைங்களா? ம்.
ஆ, ஏன்னா அது வந்து ஆ அத வந்து ஆன் பண்ணிட்டுல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப வர, வர என்ன ஆகுதுன்னா, என்னோட விதிமுறைகள் கண் கொஞ்சம்
ம்.
அ கண்டிப்பாகிட்டே போயிட்டே இருக்குது. அ.
இந்த கண்டிப்பாறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணு பிரச்சனை தானுங்களா? இல்ல உங்களுக்கானவே உங்களுக்குள்ளேயே ஒரு வந்த ஒரு கட்டுப்பாடுங்களா?
அ அந்த 11வது படிக்கும்போது, நான் பண்ணது கண்ணுக்காக. இப்போ பண்ணது எனக்கே தெரியுது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இது கண்ண மட்டும் பாதிக்கிறது இல்ல. மனசையும் பாதிக்குது. என்னோட நடைமுறை வாழ்க்கையும் பாதிக்குது. அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. அ அதனால தான் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போட்டு நம்ம இன் ஏன்னா இவ்வளோ வயசாயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து விளையாட்டுத்தனமா இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால ம். அ கண்ணுக்கு வந்து நம்மலாம் முக்கியத்துவம் குடுத்தா மட்டும் தாங்க, நம்ம அத பண்ண முடியும். அ நம்ம முடிவு எடுக்கலைன்னா அத பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுனால, அ இப்போ அதுக்கான விதிமுறைகள் எல்லாமே பண்ணிடுறதுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுறது. அ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு அ போய் வெளியே ஏதாவது ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 20 அடி தூரத்தில வந்து ஏதாவது பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ம். ம். ம், ம். சூப்பருங்க, ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆ கண்டிப்பா, ம். ம். ம்ஹ்ம்.
அதனால அதையும் போய் பார்த்துட்டு வர்றது அந்த மாரிலாம் பண்ணுவேன். 2வது என்னன்னா ஒவ்வொரு செயல்லீலயும் வந்துட்டு நான் டைமிங் வச்சிருப்பேன். டைம் கோல்ன்னு ஒரு அ வச்சிருப்போம். அது எப்டின்னாங்க, ஆ அந்த டைம்க்கு மேல அந்த ஆப்ப நான் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்டிங்கிற மாதிரி.
ஓ! சூப்பருங்க. இதெல்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ற மொபைல்லேயுமே நம்ம இந்த மாரி போட்டா ரொம்ப சேஃபா இருக்கும் இல்லையா?
ம். அது தான் நான் சொன்னங்கல்ல அத ஆஃப் பண்ண முடியுங்க. அது அதனால குழந்தைகளுக்கு அத போட்டலாம் வைக்கக்கூடாது. செல்ல புடுங்கி வேணா ஒழிச்சு வச்சுடலாம். அதுதான் பெஸ்ட் ம், ம்.
<laughs> ம் ஆ, கரெக்ட். ஏங்க இப்டி இந்த மாரி நீங்க வந்து அந்த அ ஸ்லீப் ஆஃப் மோடு அந்த மாரிலாம் சொல்றீங்க இல்லையா? இந்த மாரி நீங்க வைக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது 1 அர்ஜெண்ட் காலோ அர்ஜெண்ட் நோட்டிஃபிகேஷனோ வருது நீங்க அத கண்டிப்பா பார்த்தே தான் ஆகணும். அப்டி 1 எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
ம். ஆமாங்க. ம். அ அதில வந்துட்டு இப்ப என்னோட மொபைல்ல தான் அது பண்ணியிருப்போம் அப்டிங்கும்போது வீட்ல இருக்க மத்தவிங்க மொபைல்ல அந்த ஆப்ஷன் இருக்காது. ஆ அவங்க வந்து என்ன விட கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க அப்டிங்கிறதுனால, ஆ ஒருத்தர் மொபைல்ல வந்து எமர்ஜென்சிக்குன்னு வச்சிருப்போம். அந்த நம்பர் தான் எல்லாத்துக்கும் குடுத்துருப்போம். அப்டிங்கும்போது அதுல கால் வரக்கான எல்லா வசதியும் அதில இருக்கும். ஆ அதுவும் இல்லாம பட்டன் செல்லு கூட இருக்குது. <chuckles> அதனால அந்த மொபைல் வந்து கொஞ்சம் ஆன்ல தான் இருக்கும். அப்டிங்கிறதுனால அந்த பிரச்சனை வராதுங்க.
ஓ! யாரோ ஒரு மொபைல்ல மட்டும் ஓ! சரி, சரிங்க. ம் ம். ம். ம். சரிங்க. ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா உங்க வாழ்க்கையில நீங்க அந்த ஸ்க்ரீன் நேரத்த வந்து எப்டி வந்து கட்டுப்படுத்துறீங்க? அதுக்காக நீங்க எப்டி 1 ஸ்ட் ஸ்க்ரீனிங்கில அட அடிக்ட் ஆனீங்க, அந்த மொபைல்ல வ விளையாடுறது மூலியமா, அதுக்கப்புறம் நீங்க கண்ணாடி எப்போ போடுறதுலேருந்து, அந்த அப்புறம் நீங்களே 1 சுய கட்டுப்பாடு எல்லா விஷயத்துலயுங்க. அந்த கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே, நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்து சீக்கிரமா வெளியில வந்துரலாம் இல்லைங்களா? ஸோ இதுல நீங்க எவ்வளோ கட்டுப்பாடா இருந்தீங்க அப்டின்றதெல்லாம் ரொம்ப அழகா தெளிவா விளக்குனீங்க. அ உங்க நேரத்திற்கு நன்றி.
ம். ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம் ஆ, எனக்கு உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாங்க.